பயணத்தில சில நேரம் நமக்கு வந்து வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அ நெறைய மனிதர்கள பாப்போம். அ புதுப்புதுமான கலாச்சாரங்கள்லாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பாப்போம். நீங்க என்னைக்காவது ஒரு வித்தியாசமான மனிதரையோ, அ இல்ல யாரையாவது வந்து பயணத்தில பாத்து, அவுங்கள பாத்து வியந்து "அ இபடி இவுங்க வந்து இப்டி இருக்காங்க?" அப்படின்னு யோசிச்சு, அவுங்க கிட்டேருந்து ஏதாவது கத்துருக்கீங்களா? உங்களோட அனுபவங்கள் இருந்தா என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
நிச்சயமா. அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமே இருக்கு. அ நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒருத்தர பாத்ததுக்கப்பறம் எப்டி இப்டி இருக்காருன்ட்டு, அவுங்க கிட்டேந்து உங்களுக்கு கத்துக்கிட்டீங்கன்னு. அந்த மாரி நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயமுமே இருக்கு. அத நான் உங்ககிட்ட எ பகிர்ந்துக்கிறேன். அது என்னான்னா, எங்களுடைய திருமணம் முடிஞ்சு ஒரு 6, 7 மாதங்கள்ல வந்து இ எங்களுடைய உறவினர் அதாவது என்னுடைய நாத்தனார் வந்து வெளி மாநிலங்கள்ல தங்கியிருக்காங்க. அ அவுங்கள பாக்குறதுக்காக வந்து, ஒ எதேர்ச்சியா நாங்க போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ரயில் பயணம் அது. நாங்க கெளம்பிட்டோம், இங்கேருந்து கெளம்பிட்டோம். நாங்க இப்ப போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அடுத்த ஸ்டாப்பிங் வரும் இல்லையா? அங்க தான் மொத மொதல்ல அந்த நபர பாத்தோம். கிட்டத்தட்ட ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஃபி 60 ப்ளஸ் மாரி இருந்தாரு அவரு. கொஞ்சம் வயதான ஆள் தான். பாக்குறதுக்கு வந்து எப்டின்னா, இங்கே ஒரு ஒரு ஆஃபீசர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அதிகாரி நீட்டா வந்து ட்ரெஸ் டீக்கா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இன் பண்ணியிருப்பார், டக்கின் பண்ணியிருப்பாங்க. அழகா ஒரு கண்ணாடி போட்டுட்டு, ப சட்ட பாக்கெட்ல 2 பேனா சொருகிட்டு. <chuckles> அந்த மாரியான ஒரு தோற்றம். பாக்க டீசென்ட்டான ஒரு ஆளா தான் இருந்தாரு. இங்க எனக்கு என்னென்னா, டக்குனு வந்து நான் யார்ட்டேயும் பேசமாட்டேன். எனக்கு யாரோ வந்தாங்க, புதுசா இருந்தா, யாரா இருந்தாலுமே சரி. ஏன்னா 10 மணி நேரம் பயணம். எதிர்த்தாப்ல தான் உட்காந்துருக்காரு. அப்படிதான் மூவ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. எ எதாவது பேச ஆரம்பிப்போம் தானே. இருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு தோணல. ஆனா என்னுடைய கணவர் வந்து ம அவர பாத்துட்டு இருந்தாரு. எ அவரே தான் பேச்ச ஆரம்பிச்சாரு. அ எதுதாப்பில உட்காந்துருந்த அந்த பெரிய மனிதர்.
ம்ஹ்ம். ஓ! சிறப்பு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். <laughs> ம். <chuckles> ஆமா.
அவரு, எங்க போயிட்டுருக்கீங்க என்ன? அப்படின்ற மாரி பேச்ச ஆரம்பிச்சாரு. இப்ப நாங்க, எங்களுடைய உறவினர் வீட்டுக்கு இங்க போயிட்டுருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க போறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவரு அவர பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னென்னா அவருக்கு வந்து ஒரு ஏதோ, சுகர் ஃபேக்ட்ரில வந்து ஒரு பெரிய ஒரு ஜென்ட்ரல் மேனேஜர் ஏதோ, ஒரு பெரிய போஸ்ட்டிங்கலேருந்து, ரிட்டயர் ஆயிட்டாருங்களாம். ரிட்டயர் ஆகி இப்போ 6 மாதங்கள் ஆகுதுங்களாம். அ அவரு வந்து ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ரிசார்ட் கட்டிக்கிட்டு இருக்காராம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டிருக்கு, இன்னும் ஒரு ஓர் இரு மாதங்ள்ல அது முடிஞ்ரும். அப்புறம், எனக்கு ஒரு பொண்ணு, பையன் 2 பேரையும், கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். எல்லா செட்டில் ஆய்ட்டாங்க. இப்ப எனக்கு பென்ஷனும் வந்துட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லம்மா, ஸ்மூ ஸ்மூத்தா வாழ்க்கைய நான் ரன் பண்ணிட்ருக்கேன். அப்டின்னாங்க ஆ அவுங்க உங்க கூட தான் இருக்காங்களா? எப்டின்னு கேட்டப்ப இல்லல்ல, நானும் என்னுடைய மனைவியும் தான் இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் வந்து, வெ வெளி மாநிலங்கள்ல, அந்தமாரி பணி நிமித்தமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும்.
ம்ஹ்ம். ஓ! <laughs>
அப்போ, நா கேட்டேன். இப்போ நீங்க அவங்கள பாக்க தான் போயிட்டுருக்கீங்களா? ட்ராவலுக்கு, அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவரு சொன்னாரு, இல்ல, இல்ல, எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துருக்கு. நா போய் நாளைக்கு ஜாயின் பண்ணணும். அதுக்காக போயிட்டுருக்கேன் அப்டின்னாரு. என்னது, நீங்க தான் ரிட்டயர் ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமா நா ரிட்டயர் ஆயிட்டேன். அ முடிஞ்ச வரைக்கும், எல்லாமே சரி இல்ல, இவ்ளோ நாள் வந்து, எல்லாருக்காகவும் நான், ஓடி ஓடி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நா எதுக்கு எல்லாருமே கேட்டாங்க. எதுக்கு வேலைக்கு போறீங்க? இருக்றத பத்தாதா, ஏன் இன்னும் ஓடுறீங்க? அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவுங்க எனக்கு குடுத்துருக்கிறது வந்து, என்ன மாரியான ஒரு பதவினா, நா போய் வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த வேலைய மேற்பார்வை பண்ணா போதும். ஒரு ஐடியா குடுத்தா போதும். நாங்க சரியா செய்றோமான்னு, ஒரு இத செக் பண்ணா மட்டும் போதும். அப்படின்னு சொல்லி, நா ஆல்ரெடி வாங்குன ஊதியத்த விட, டபுள் த அமௌண்ட்ட எனக்கு குடுக்குறேன்னு, சொல்லியிருக்காங்க. உங்க ரொம்ப வற்புறுத்தலின் பேர்ல தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அதனால அப்படின்னாரு. அப்படிங்களா! சரி, சரி, பரவாயில்லையே! எவ்ளோ டெடிகேட்டடா இருக்கீங்க! அப்படின்ற மாரி <chuckles> நானும் என்னுடைய கணவரும் சொன்னோம். அதுக்கு அவரு சொன்ன வார்த்தை, நா டெடிகேட்டடா இல்ல, இதுல என்னுடைய சுயநலமும் இருக்கு. அப்படின்னாரு. என்ன? அப்டின்னு கேட்டா அப்ப தான் அவர் வந்து அந்த விஷயத்த சொல்ல வராரு, அவருக்கு வந்து இந்த சுற்றுப்பயணம் போறது வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி போறது ரொம்ப புடிக்குமா. சின்ன வயசுல திருமணம் ஆனதிலிருந்தே அவரோட மனைவிய கூப்ட்டுக்ட்டே இருந்திருக்காரு. நம்ம அங்க போலாம், இங்க போலான்ட்டு. அவங்களுக்கு விமான பயணம்னா அவ்ளோ பயமா. வீட்ல இருக்கும்போது மேல விமானம் வந்தாலே அப்டி பயப்டுவாங்களாம் அந்த சவுண்டு கேட்டாலே அப்டி பயப்டுவாங்களாம். <laughs> அப்டின்னு சொன்னாரு அதனால வந்து என்னாச்சுன்னா, சரி ஓகே நா கூப்ட்டு இத் கூப்ட்டு பாத்து அவ முடியவே முடியாது அப்டின்ட்டா. அதுக்கப்புறம் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? இன்னும் யோஷ்ச்சுக்கிட்டே இருந்தா எப்போ தான் போறது? அப்டின்னு சோலோ ட்ரிப் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக நா எடுத்து வச்சுருக்க சேவிங்ஸ்லலாம் தொடமாட்டேன். புதுசா சம்பாரிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நா போய் ஜாயின் பண்ண போற கம்பெனில அக்ரீமெண்ட் போட்ருக்கேன். 11 மாசம் தான் நான் அங்க வேல செய்வேன் அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 மாதங்கள் விடுப்பு வேணும். அ அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சுனா ஜாயின் பண்ணிக்குவேன்ற மாரி அக்ரீமெண்ட் போட்ருக்கேன். நா சொன்ன எல்லா கண்டிஷனுக்குமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவுங்க. அதனால வந்து நா இப்போ ஜாயின் பண்ண போறேன். நாளைக்கு அ 10 மணிக்குள்ள நா ஜாயின் பண்ணணும். அப்டின்னு சொன்னார் அவரு. <laughs>
ஓ! <laughs> ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! <laughs> ம். அடடா! அவ்வளவு ஒரு அ அனுபவம் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அ இல்லையா, அவரோட முந்தைய பணியில ஏனா, இத்தனை கண்டிஷன் இவர் போட முடியுது ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிறது, கேக்றதுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவரு சொல்ற விஷயங்கள்லருந்து உங்களுக்கு எந்த மாரியான ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு?
நிச்சயமா. கண்டிப்பா. அது, புரிதலையும் தாண்டி இதுக்கப்பறந்தான் அவருடைய அந்த உண்மையான விஷயங்கள என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா, 11 மாசத்துக்கு வந்து, அவருக்கு இவ்ளோ வ் தொகை வந்து சேருமா! 11 மாசத்தில அவரு அந்த சம்பாரிக்க கூடிய தொகைய வந்து இவ்ளோ து இவ்ளோ இது. "நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த யூரோப் ட்ரிப், நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அங்க போனா இந்த கண்ட்ரில இவ் இவ்ளோ ஆகும். இந்த கண்ட்ரில இத்தன நாள் போகணும்." ஒரு அந்த டேட்டாபேஸ் ஒரு ஸ்கெச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அத போட்டு வச்சு, அத டிரைவ் பண்றாரு. "இங்க போனா, இங்க ஒரு 3 நாள் நான் வந்து ஸ்டே பண்ணுவேன். இந்த இடத்துல இதுதான் ரொம்ப வந்து ஸ்பெஷலா இருக்குமா! அந்த இடத்தில வந்து அந்த மலைய பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்குமா! அதை நான் பார்த்துருக்கேன். அங்க போனா நான் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ற மாரி இருக்கும். இந்த ஹோட்டல்ல தான் நான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். இதுல வந்து இத்தனை உணைவு உணவு வகைகள் வந்து இவ்ளோ குடுப்பாங்க. இதுக்கு இவ்ளோ பட்ஜெட் ஆகும்." அப்படின்னு ஒரு நாளுக்கு எவ்ளோ தேவை, எந்த ஹோட்டல்ல தங்கப் போறோம், எத்தன நாள் தங்கப் போறோம், ஒரு கண்ட்ரில. அப்படின்ற மாரி யூரோப்புல மட்டுமே வந்து 3 மாதங்கள் தங்கற மாரி, அவர் பிளான் போட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே அடுத்தடுத்து எடுத்து எடுத்து விடுறாரு. எங்களுக்கு ஆச்சரியமா! தாங்கல, "இப்படி ஒரு மனிதரா!" அப்படின்னு சொல்லிட்டு. <laughs> அப்படி அவரு சொல்ல சொல்ல நாங்களும் வந்து, ஆஹான்னு கேட்டுட்டு இருக்கோம். "ஆ. அப்படியா, அப்படியா!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட கணவரும் நடுவுல நடுவுல நிறைய குறுக்கு கேள்விகள் கேட்கறாரு. "நீங்க இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இந்த ஒரு சுற்றுலா அனுப்பறதுக்குன்னே ஒரு சில கம்பெனிகள் இருப்பாங்கள்ல, நிறைய ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, அவங்க மூலமா எதும் போறீங்களா? அவங்க சைட்லேருந்து நீங்க போனீங்க அப்படின்னா, அவங்க கைடு இந்த மாரில்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. அ அது எப்படி இது மொழி தெரியாத மாநிலத்தில போய் நீங்க இருப்பீங்க? அதுவும் நீங்க சோலோ ட்ரிப் போப்போறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க." நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களால முடியுதா? 60 வயசுக்கு மேல ஆன 61, 62 வயசு ஆன ஒரு மனிதர் வந்து, "நான் சோலோ ட்ரிப் போறேன்." அதுவும் நம்ம நாடுகள்ல கூட கிடையாது. வெளிநாடுகளுக்கு அவர் தனியாவே போறாரு. "பல இடங்கள எக்ஸ்போர் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்ஸ் பத்தி, நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா, இல்லையா? <laughs> சாதாரணமா இப்ப, என்னுடைய கணவரே வந்து எங்கயாது வெளிய போணும்னா, "நீயும் வரியா?" அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. சோலோ ட்ரிப்ன்னா, "சோலோ ட்ரிப்ல்லாம் போர் அடிக்கும்." அப்படின்னு சொல்வாரு. ஆனா இவரு எந்த அளவுக்கு அப்படி யோசிச்சு, இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாரு? உங்களால அத யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா?
ம்ஹ்ம். <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> இல்ல. அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா மனைவிக்கு வந்து அது வரத்துக்கான வாய்ப்பே இல்லங்கும் போது, அவர் தன்ன வந்து தன்னோட மனநிலைய வந்து மாத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா, 60 வயசுனா, கண்டிப்பா இப்ப இருக்குறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா, அந்த அ பிபி, சுகரு, அ மூட்டு வலி, முதுகு வலி இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள். எங்கயாவது போகணும்னு தோணாது, பேசாம போய் உட்காருவோம் தூங்குவோம், அதுக்கப்பறம் காலைல எந்திருச்சு பேப்பர் படிச்சுட்டு, அ ம் அப்படி வாக்கிங் போய்ட்டு அந்த மாதிரியான நினைப்புதா இருக்கும். ஒரு மனிதர் இப்படி, "நான் உலகம் சுற்றும் வாலிபனா மாறணும்." அப்படி சொல்லி யோசிப்பாருனு நம்மளால நெனச்சுப்பார்க்க முடியுதுங்களா? ஆனா அப்போ பேசி வந்து அவர் வந்து எங்களுடைய விசிட்டிங் கார்டு வாங்கிக்கிட்டாரு. அவருடைய விசிட்டிங் கார்ட எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் வந்து அந்த ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பர்சனா இருந்தாரு, பார்க்கும்போது அவ்ளோ ஜென்யூனிட்டி அவரு முகத்திலயே தெரிஞ்சுது. அவரு சொல்ற வார்த்தைகள்ல இருக்க அர்த்தங்கள், எந்தளவு ஒரு அத ரசிச்சு, ரசிச்சு சொல்றாரு. அந்த சுற்றுப்பயணம்ன்றது எந்த அளவு வந்து ஒ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றது தெரிஞ்சுது. அதனால நான் அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அவர் சொன்ன மாதிரி 11 மாதங்கள் கழிச்சு, நான் அவருடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். அந்த யூரோப் கண்ட்ரில்ல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவர் பார்க்கிற இடங்கள், சாப்புடுற உணவு, பழகிய மக்கள்ன்னு சொல்லிட்டு அவ்ளோ அழகா ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. நான் Whatsapp போறதே, அவரோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்குத்தான் வச்சுக்கோங்களேன், அப்படியே வச்சிட்டிருந்தேன். எனக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கும்போதே வந்து அ இன்னைக்கு அவர் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு? எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு காலையில எந்திரிக்கும் போதே தோணும். இப்போ போய் அந்த ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு ஒரு சில நாள் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வைக்காம இருந்தாருன்னா, எனக்கே ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிருவேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியல. காட்டவே இல்லையே நமக்கு. <laughs>
<laughs> ம்ஹ்ம். ஓஹோ! <laughs> <chuckles> <laughs> <chuckles> அடடா! இதா இது உண்மையாவே ஒரு அதிசயமான ஒரு அனுபவமா இருக்கு. என்னன்னா நீங்க இது நடக்க சாத்தியமான்னு நெனச்ச நீங்க அதுக்கப்புறோம் அத ரசிக்க ஆரமிச்சூட்டீங்க. ஏன்னா இப் இ இது பண்றது வந்து சாத்தியம் இல்லைங்குற மாதிரி தான் மனசு நமக்கெல்லாம் தோன்னும். அ ஏன்னா நம்ம அப்பாக்கள், அம்மாக்கள், நம்ம கூட இருக்க மாமனார், மாமியார்லாம் பார்த்துட்டு இந்த வயதுல இவுங்களால தனியா போக முடியுமா, இது சாத்தியமா? அப்படீன்னு. ஆனா இதுக்காக ஒரு வேலைய அவர் எடுத்து செஞ்சிருக்காரு பாருங்களே. ஆ என்னோட சேவிங்ஸ்லிருந்து நான் எடுக்க மாட்டேன், அப்படீன்னு அதுக்காக ஒரு புது வேலைக்கு போய் கடின உழைப்ப போட்டு, ஏன்னா அங்க அவர் தனியால்லா போய் இருந்துருக்கணும். அ அப்பவே அவர் தன்ன வந்து தயார்படுத்திருக்காருன்னு தான் நெனக்கிறேன். அந்த 11 மாதம் வேலை செஞ்சு அந்த உழைச்சு ஏன்னா பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு நெனக்கிற பெற்றோர் மத்தியில, இவர் தன்னோட ஒரு பயண அனுபவம், தனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசைக்காக ஒரு வேலை செஞ்சு சேமிச்சு உண்மையாவே அவர் ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதர் தான்.
கண்டிப்பா. கண்டிப்பா. அம். கண்டிப்பா. எங்களுக்கு அஸ் நிச்சயமாவே ஆச்சரியம் தாங்கல. நான் வந்து டெய்லி, டெய்லியும் என்னுடைய கணவர் கிட்ட அவரோட ஸ்டேட்டஸ் காமிச்சு, இங்க பாருங்க அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்து வ எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் நானு. நான் அந்த ரிப்பீட்டட் மோடுல அந்த ஸ்டேட்டஸ பார்ப்பேன். ஏன்னா ந அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் நம்ம நெறைய இந்த Instagram வீடியோஸ்ல இல்ல யாராவது போயிட்டு வந்து இதுமாதிரி போடும்போதுதான் அந்த எடத்த பத்தின ஒரு புரிதல் வரும். அது அதோட அழகு எப்படி இருக்கும் நம்ம வந்து அ இந்த மாதிரி அ நெறைய பதிவுகள்ல பார்த்துருப்போம். ஆனா அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்க நின்னு ஒரு செல்ஃபி எடுத்தோ, இல்லா அத தன்னோடு சேர்த்து ஒரு வீடியோ எடுத்தோ போடும்போது, அதோட உண்மை தன்மை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா? யூரோப் கண்ட்ரில நம்ம யோசிச்சு பார்ப்போமா? போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அது அதுக்கு மேலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு, அவர் என்ன பண்ணி அதுக்கப்பறம் நாங்க ஒரு ம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நான் அவுங்களுக்கு ரிப்ளே பண்றது, அந்த மாதிரி வந்து ஆயிட்டோம். என்னுடைய கணவரும் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அப்போ நான் கேட்டேன், "இப்போ 3 மந்த்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க?" அப்படீன்னு கேட்டதுக்கு, "நா நான் 3 மந்த்ஸ் முடிச்சுட்டு, இங்க வந்துட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், அதுக்கப்பறம் நான் அக்ரீமெண்ட் ரினுயூவல் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், ஏன்னா நான் இன்னும் வே இன்னும் வேற கண்ட்ரிகள் வந்து எங்கெங்க போகணும் அப்படீன்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்காக நான் 6 மாதங்கள் கழிச்சு அகைன் போய் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் பாப்பா." அப்படின்னாரு அவர். எனக்கு எனக்கு அப் அப்பதா ஒண்ணு தோணுச்சு, நமக்கு ஏன் இது தோண மாட்டேங்குது வயசானமாரி நம்ம இப்படி யோசிச்சிட்டு இருக்கோமே, வெளிய நம்ம எங்கயுமே இந்தியாவ தாண்டி இல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட தாண்டி நான் அதிகபட்சமா திருப்பதிக்கு போயிருக்கேன். அப்புறம் நான் சொன்ன மாரி எங்க உறவினர்கள் இருக்க மாநிலங்களுக்கு போயிருக்கேன். அவங்க வீடுகளுக்கு போயிட்டு வந்துடுவேன் அவ்வளோதா. மத்தப்படி புதுசு புதுசான இடங்கள்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதும், அதெல்லா நான் பண்ணதே கிடையாது. அத பண்ணனும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர பார்த்துதா நான் கத்துக்கிட்டனே. அதுலேருந்து என்ன பண்ணேன்னா ஒரு சேவிங்ஸ நான் தனியா தொடங்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ முடியல. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமாவது கண்டிப்பா நான் ஒரு வேர்ல்ட் ட்ரிப் போகலன்னா அட்லீஸ்ட் இந்தியாக்குள்ளயாவது ஒரு ட்ரிப் போறேன். ஒரு 4 நாள், 5 நாள் அப்படின்ற மாதிரி அப்படீன்னு சொல்லி அ நாங்க 2 பேருமே முடிவெடுத்து, அதுக்காக ஒரு சேவிங்ஸ் ஆரமிச்சு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூ. 40,000 வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கேன் அதுல. தேவப்படும் அப்படீன்னு. ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு தானே நமக்கு புடுச்ச விஷயங்கள நம்ம கண்டிப்பா செய்யணும். நம்ம போனதுக்கப்புறம். அ அதாவது அந்த வயசாகி உட்காந்த தருணங்கள்ல நமக்கு நம்மளால என்ன முடியும் அந்த நினைவுகள் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா?
<laughs> <laughs> ஓ! <laughs> <laughs> ம். சிறப்பு. ஓ! சிறப்பு. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அ நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வருடத்திற்கு அ ஒரு முறையாவது இல்ல எப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, அப்போ வந்து பிரயாணம் செய்யணும். அது என்னோட கணவருக்கும் புடிக்கும். எனக்கும் ரொம்ப புடிக்கும். திரும்பி பார்க்கும்போது நிறையா அந்த நினைவுகள்லாம் இருக்கும், வீட்லல்லாம் திட்டுவாங்க, "இதுக்கு நீங்க வந்து ஒரு வீடே வாங்கியிருக்கலாம். இதுக்கு இவ்வளோ நகை சேத்துருக்கலாம்." ஆனா அந்த நினைவுகள வந்து சேர்க்க முடிஞ்சிருக்கே. இப்ப நெனச்சாலும் வந்து நெறய அ பிள்ளைக்கு ஸ் பள்ளி இருக்கு, நமக்கு வேலை இருக்குன்னு தள்ளி போடுவோம். அப்போ முடிஞ்ச நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு போய் ப பயணிக்கணுன்றது எனக்கும் ரொம்ப புடிக்கும். நீங்க கேட்க போ நீங்க சொல்லும்போதே எனக்கு அவர பத்தி கேட்ட உடனே ரொம்ப ஆர்வமாவும், ஆச்சரியமாவும் இருந்தது. அ பரவால்ல இந்த மாதிரி இன்னமும் வந்து அ வெளி நாடுகளுக்கெல்லாம் போணும் பயணிக்கணும்னு நெனக்கிறாங்க, அப்படீன்னு சொல்லிட்டு. நீங்க அதுக்காக ஒரு முயற்சியும் எடுத்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப சிறப்பு! கண்டிப்பா உங்களுக்கு புடிச்ச இடங்களுக்கெல்லாம் போயி நெறய நினைவுகள சேகரிங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி! உங்கள் நேரத்திற்கு நன்றி.
ஆமா. <chuckles> <laughs> கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. நன்றிங்க.